இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா, நம்ப பொழுதுபோக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து இப்ப நெறைய பேருக்கு, அது வந்து ஒரு ப இது, சினிமா கதய தான் நம்ம பாப்பேன். இப்போ வந்து சினிமா வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு புடிச்க விஷயம். அது வந்து, கதய பொறுத்து வந்து, நம்மளுக்கு வந்து வேறுபடும். இந்த ஒ இன்னும் ஒரு சிலருக்கு வந்து, காதல் கதை புடிக்கும். ஒரு சிலவங்களுக்கு வந்து அந்த என்னது, சண்டை காட்சிகள் உள்ள ஒரு படமா தான் புடிக்கும். அந்த மாரி, உங்களுக்கு பிடித்த ஒரு சினிமா கதைய பத்தி என்ட்ட சொல்ல முடியுமா?
நிச்சயமா. பொதுவா வந்து இந்த "ரத்தத்தில் கலந்தது சினிமா" அப்டீன்னு சொல்லிட்டு ஒரு சில சேனல்கள்ல வந்து வரும். அத அது என்னமோ 100க்கு 100 உண்மதான். நம்ம அப்டி ரத்தத்தில் கலந்தது தானே! அந்த அளவுக்கு வந்து அதில மூழ்கி போயிருக்குறோம். அதுல வர நடிகர்களாகட்டும், அவுங்கள ப அவுங்களுடைய பர்ஸ்னல் வாழ்க்கைய தெரிஞ்சுக்கிறதாகட்டும், அவுங்க எங்கேயோ வெளிய போறாங்க. அ எ எங்க போறாங்க? எங்க வராங்கன்ற? அது வெறி தனமா அத வந்து தெரிஞ்சுக்குறோம். அந்தளவுக்கு வந்து அந்த கதைகளையும் தாண்டி, அந்த வ் அந்த க நடிகர்கள வந்து உண்மையாவே ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிட்றோம் இல்லயா? அந்தளவுக்கு சினிமான்றது நம்ம கூடயே
ஆமா, டயலாக்கு. <chuckles> கண்டிப்பாங்க. நடிச்சிருப்பாங்க அவுங்க.
புரியல.
அந்த அளவுக்கு அவுங்க வந்து, இந்த கதைக்குள்ள நடிச்சிருப்பாங்கன்றேன், ஆழ்ந்து.
நிச்சயமா நிச்சயமா. அவ்ளோ வந்து, நம்ம நம்ம கூட அவ்ளோ மெனக்கெடல் இருக்கும். அப்போதானே நமக்கு ஏன்னா அந்த உழைப்புக்கேத்த அந்த ஊதியம் கண்டிப்பா கிடைக்கும் இல்லயா? அந்தளவுக்கு அவுங்க அதில உழைச்சிருப்பாங்க அ, அதனால தான் அந்த படம் நமக்கு ரொம்ப புடிச்சு போகும். அந்த மாரி எனக்கு பிடிச்ச ஒரு சினிமா கதை என்னன்னா, எ நான் என்னுடைய சின்ன வயசுல, நான் ஒரு 7வது 8வது கரெக்ட்‌டா 8வதுன் நெனைக்கிறேன். படிச்சுட்ருந்த அந்த நேரங்கள்ல தான் வந்து, வெளிய வந்த படம் அது. "ஜில்லுனு ஒரு காதல்" ஆஹா! அதெல்லாம் வந்து என்னுடைய அந்த ஆமா. ஆ பொற்காலம்னு சொல்லலாம் அந்த படம்லாம். ஆனா, என்ன ஒரு விஷயம் அப்டீன்னா, எ எங்க வீட்ல என்ன சினிமா தியேட்டர்க்கெல்லாம் கூட்டிட்டு போமாட்டாங்க. அந்த படம் ஆச்சி, டிவில எப்போ போட்றது? நான் எப்போ பாக்குறது? <laughs> நா
ம். ஆமாங்க. ம். கண்டிப்பா. ம். ம், நல்ல படமாச்சே! <chuckles> ம். ஐயய்யோ! அதானே, அப்போ ஏ எப்புடி உங்களுக்கு புடிச்சிது?
அந்த படம் எனக்கு எப்டி புடிச்சது அப்டின்னா, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த படத்துக்குலாம் போயிட்டு வந்தாங்க. அவங்க குடும்பத்தோட போயிட்டு வந்துட்டு என்கிட்டே கதைய சொன்னாங்க. அதுபோக எனக்கு வந்து சூர்யா ஜோதிகானாவே தனித்தனியாவும் புடிக்கும் அவங்க 2 பேரும் ஒண்ணா சேர போறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் அத விட ரொம்ப புடிக்கும் அப்டி இருந்தது.
அ. <laughs> ஒ! நல்ல விஷயங்க. ம்.
அது போக, இந்த படம் வந்து வெளியாக போற அந்த நேரங்கள்ல வந்து என்னென்னா, அந்த ட்ரெய்லர்னு ஒண்ணு சும்ம சும்மா போட்டுக்கிட்டே இருப்பாங்க, "வெற்றி நடை போடுகிறது" அப்டின்னு சொல்லிட்டு. அந்த மாரி அத ஆமா. அந்த கிளிப்பிங்ஸ்லாம் பாக்கும்போது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அதையும் தாண்டி வந்து இந்த சன் மியூசிக்கில வந்து, அ பாடல் போடுவாங்கல, இந்த "முன்பேவா பாட்லாம்" போடும்போது அப்டியே உட்காந்து ஆன்னு வாய பொலந்து பாத்துட்டு இருப்பேன். அதேமாரி இந்த "நியூயார்க் நகரம் உறங்கும் நேரம்" அந்த பாடலாகட்டும், "மச்சக்காரன்" பாடலாகட்டும் ஒவ்வொண்ணுமே அவ்ளோ புடிக்கும் நமக்கு, பறவைகள் செய்யுதே பட்டாம்பூச்சி செய்யுதே அப்டின்னு அந்த ஒரு பாட்டு இருக்குல அது நல்லாருக்கும்.
ஆமாங்க. ஆமாமா. சின்ன சின்ன குறிப்பு மாதிரி. பாடல். <chuckles> <laughs> ஆமாங்க. <laughs> ஆமாமா. அது கொழந்தையோட இருக்குமே.
ஆமா. அந்த பாடலு. அ இப்டின்னு சொல்லிட்டு எப்டியு ஏதாவது ஒரு ஷோல இல்ல வேற ஏதாவது ஒரு பாடல் போட்டுருவாங்க. அப்போ அதெல்லாம் பார்த்து பார்த்து அந்த படத்த பார்க்கணும் பார்க்கணுன்ட்டு ரொம்ப நாள் எனக்கு ஆச. கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் வந்து இந்த ஆதித்யா அந்த மாரியான சேனல்கள்ல வந்து, அந்த வடிவேல் காமெடிலாம் போட ஆரம்பிச்சுப்பாங்கல்ல, செல்லத்தாயி! குருவம்மா! இந்த காமெடில்லாம் வரும்ல.
ம். ஆமாங்க. <laughs> அப்ப நீங்க அந்த மாரி சின்ன சின்ன வி வி சீனாதான் நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா? ஒரு முழுமையா பார்க்காம!
இல்ல நான் அத பார்க்கல மு கிட்டத்தட்ட நான் காலேஜ்லாம் வரும்போது நான் 8வது படிக்கும்போது அந்த படம் ரிலீஸ் ஆனுச்சு. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாள் கழிச்சுதான் வந்து எங்கேயோ நான் ஒரு தடவ டிவில பார்த்த மாரி ஞாபகம். அதுவும் தியேட்டர்லலாம் போய் பார்க்கல டிவில தான் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த சீன் பை சீனா என்னுடைய தோழிகள் வந்து இந்த கதைய என்கிட்ட சொல்லிட்டாங்க. அவுங்க சொல்ல சொல்ல வந்து நானே அத யோசிச்சு பார்த்துக்கிட்டேன் அது எப்டி இருக்கும் எப்டி இருக்கும் எப்டி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பா ஆ.
ஆ. ஆ. ஓ! பரவால்ல. <chuckles> அதுல முக்கியமா உங்களுக்கு புடிச்ச காட்சின்னு ஒண்ணு இருக்கும்ல அத பத்தி சொல்ல முடியுமா?
ஆமா. எனக்கு அந்த படமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். முக்கியமா புடிச்ச காட்சினா எனக்கு இந்த ஆரம்ப நேரங்கள்ல என்ன ஆகும் அப்டின்னா, இவுங்க திருமணத்தின்போது 2 பேரும் உர்ருனே இருப்பாங்க, ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்சி கொடுத்து கூட ப பேசிக்க மாட்டாங்க. அப்டி இருக்கும் ஜோதிகாவுக்கு பிரச்சனை கெடையாது. அவங்க ஊர்ல கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க ஓகே. ஆனா சூர்யா வந்து ரொம்ப கோவமாவே இருப்பாரு. இந்த "கௌதம்" அப்படின்ற கேரக்டர் வந்து கல்யாணத்துல ஒரு விருப்பமே இல்ல அவுங்க சித்தப்பா சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் திருமணத்துக்கு ஒத்துட்டு இருந்துருப்பாரு. அப்போ அந்த பாட்டு வரும்ல, அம். த அ அ அய்யய் ஆமா, ஆமா. "அம்பாசமுத்திரம் ஐயர் ஹோட்டலு அல்வா மாதிரி தாளம் பூவென பள பள வென வந்தா வந்தா பாரு" அப்டின்னு அந்த பாட்டு வரும்ல, அந்த பாட்டெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப புடிக்கும். என்னம்மா எடுத்துருக்காங்க அப்டின்னு சொல்லிட்டு. அ ஒரு கிராமத்து கல்யாணம் எப்டி இருக்குமோ அதே மாரி அத விஸ்வலைசேஷன் பண்ணியிருப்பாங்க.
ஆமா. ம். ம். ஆடிகிட்டே வருவாங்களே! ரோட்லலாம். அ. ம். ஆமா. இயல்பா இருக்க மாதிரி இருக்கும். ம்.
ஆமா. அப்டியே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் டக்குனு பார்த்தா, ரொம்ப கொஞ்சம் வருஷம் கழிச்சு தான் காட்டுவாங்க. அ அப்போவும் அந்த நேரங்கள்ல வந்து என்னென்னா, அ எனக்லாம் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நான் தான் லவ்வே பண்ணலியே. அ கல்யாணத்துக்கு அப்புறம் தானே. அந்த படம் பார்க்குபோதெல்லாம், ஏன் இப்டி எனக்கு வந்து பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமா இருந்ததுனால கண்டிப்பா எங்க வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க. நான் எதுக்கு தேவையில்லாம லவ்லாம் பண்ணி அவங்கள வேறு கஷ்டப்படுத்தி, கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே, எப்டியும் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்கல்ல, அப்றமேல் பண்ணிக்கலாம் அப்டின்னு வெயிட் பண்ணிட்டுருந்தபோது, இது வந்து திருமணத்துக்கு அப்பறமா ஒரு ஒரு காதல் கதையா? அப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்தது. <laughs> ஆமா நம்மளும் திருமணத்துக்கு அப்புறம் இதே மாதிரி லவ் பண்ணலாம் அப்டிட்லாம் யோசிச்சிட்டுருப்போம். அப்போ அந்த அதுல வர்ற அந்த சீன்கள்லாம் இப்போலாம் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப கிரிஞ்சா தெரியும், அப்டிலாம் தான் சொல்லுவாங்க. இதுல என்ன இருக்கு இதெல்லாம் நெறைய படத்துல பார்த்தது அப்படின்ற மாதிரி. ஆனா எனக்கு என்னமோ அப்பலாம் அந் அது வந்து அப்டியே பொக்கிசம் மாரி இருக்கும். அண்ட் வீட்ல யாரா இருக்கும்போது, அந்த படத்துல சீன்லாம் எனக்கு பார்க்கவே புடிக்காது அய்யய்யோ ரொம்ப வெக்க வெக்கமா வரும் மாத்திரு அப்டின்னு. அ.
<laughs> <laughs> கஷ்டம ம் ம். <laughs> ஓ! அதனால ரொம்ப புடிச்சுதா? ம். <laughs> ஆ. ஏன்? ஓ! அவரும் நீங்களும் உக்காந்து நீங்க தனியா உட்காந்து பார்த்துருக்கீங்க அந்த படத்த.
இல்ல திருமணத்துக்கு அப்புறம் அது பார்த்தது உண்டு. நான் அது முன்னாடி திருமணத்துக்கு.
அதுதான் திருமணத்துக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு அந்த படம் பிடிச்சிருக்குல்ல. திருமணத்துக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் நேரம் செலவெடுத்து இந்த படத்த பார்த்துருக்கீங்களான்னு கேக்
ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. இது வந்து எனக்கு மட்டும் இல்ல, அவருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு படம் அது. அதனால, அவருக்கு என்னன்னா, பூமிகா வருவாங்கல அந்த போர்ஷன் தான் பிடிக்கும். <laughs> எனக்கு எதுனா ஒரு அது சொல்லுவாரு அப்பிடின்ட்டு, அ "இவ்ளோ அழகா இருக்காங்கல்ல பூமிகா!" அப்பிடின்னு சொல்லிட்டு, அப்டி பேசிட்டு இருப்பாரு. அப்பிடி எங்க 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு படம் அப்பிடின்றதுனால, அ நான் நாங்க பார்த்தோம். எ அதான் எனக்கு பிடிச்ச அந்த சீனு அப்பிடின்னா, அவுங்க ரெண்டு பேருடைய அது எவ்ளோ வந்து ஒன்று, ஒன்னுக்குள்ள ஒன்னா இருக்காங்க, அப்பிடின்ற மாதிரி அ ஒரு கதைக்களம் எடுத்துட்டு போவாங்க. சின்ன, சின்ன விஷயங்கள் நடக்கும். சின்ன, சின்ன சண்டைகள் நடக்கும். திரும்ப அப்பிடியே
நல்ல விஷயம். <laughs> ஆ. ம். ஆமாமா. பார்த்துருக்கேன், ஆ அலுவலகம் போறதா இருக்கட்டும், 2 பேரும். அ
ஆமா. அப்பிடி சின்ன, சின்ன வார்த்தைகளுக்காகவே எப்பிடி கோவம் வருது, அந்த கோவத்த எப்பிடி சரிப்படுத்துறாங்க, அப்பிடின்ற மாதிரிய ஒரு ஸ்மூத் தான ஒரு கதையா போயிட்டுருக்கும். அவர் திடீர்னு வந்து அவருக்கு வந்து ஏதோ ப்ரமோஷன் லாம் கிடைச்சு, அமெரிக்கா வரைக்கும் போயிட்டு வருவாரு. அந்த கேப்ல தான் அவுங்க அவுங்களுடைய பழைய டைரி எடுத்து, மத்த விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி வந்து அந்த கதைக்களத்த கொண்டு வந்துருப்பாங்க.
ம். <laughs> ஆ, நீ உங்களுக்கு அந்த பழைய கத வந்து பிடிக்குமா? அந்த கல்லூரி வாழ்க்கையில நடந்திருக்கும்ல அந்த காதல் கதை.
நிஜமா! நம்ம ரசிக்கும் படியா தான் வந்து அந்த அளவு எழுதி எழுதியிருப்பாங்க. எனக்கு என்னமோ நான் வந்து அந்த குந்தவின்ற ஒரு கேரக்டர் தான் நானுன்ற மாதிரி யோசிச்சதுனால அந்த அப்ப வந்து அந்த கேரக்டர், அந்த பூமிகா கேரக்டர் வந்து ஒரு வில்லி மாதிரி வந்து எனக்கு ஃபீல் ஆகிட்டாங்க. ஆனா அப்படி கிடையாது. அவங்க ரொம்ப நல்ல கேரக்டர் இல்ல. அந்த ந அந்த படத்தில. கிளைமேக்இஸ்ல வரும்போதும் கூட ரொம்ப அழகா சொல்லிட்டு போவாங்கல்ல, "நம்மகிட்ட ஒரு விஷயம் இருக்கு, அ நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து நம்ம கிட்ட இருக்கிறத விட, மத்தவங்க கிட்ட பத்திரமா இருக்குன்னு தெரிஞ்சா, அத விட சந்தோஷம் வேற என்ன இருக்கு! அடுத்த ஜென்மத்திலேயும் நான் கண்டிப்பா கௌதம கல்யாணம் பண்ணிக்குவேன். ஆனா குந்தவியா பிறந்து" அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக் சொல்லிட்டு போவாங்க. அ அவரும்
ம். <laughs> ம் கடைசியில விட்டு. ஆமா. ம். ஆமா ரொம்ப நல்ல இது கேட்க நல்லாருக்கும்.
ஆமா! இது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா இப்போ அப்போ வந்து திருமணம் பண்ணிட்டு தான் திருமணமாகி வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லிருந்தே அ கூட்டிகிட்டு போயிருவாங்க. அ சூர்யாவை அடிச்சு போட்டுட்டு. அந்த அன்னைக்கு பிரிஞ்சிருவாங்க. எப்படி இருந்தாலும் தாலி கட்டினதுனால முதல் மனைவி அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்தானம் வந்துடுது இல்லையா. ஏ இது போயிட்டு ஜோதிகா போய் கேட்கும் போது, "நான் கெளதமோட ஒய்ப். அப்டினா அப்ப நான் யாரு?" அப்படின்ற மாதிரி கேட்பா. அந்த நேரத்தில வந்து அவளுடைய ரியாக்ஷன் வந்து என்ன இப்படியே கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஷாக்காயி பாப்பாங்கள்ல, அது அது அது எல்லாமே சூப்பரா இருக்கும். எனக்கு, எனக்கு ஜோதிகா வந்து அப்போலேருந்து ரொம்ப பிடிக்கும். குஷிலேருந்து பிடிக்கும். சரவணா படத்துலலாம் அவங்களை நான் அவ்வளோ ரசிச்சு ரசிச்சு பார்த்தேன் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் மொழி படலாம் சொல்லவே தேவையில்ல. ம் அவங்களுடைய எல்லா படமுமே சூப்பரா இருக்கும். சந்திரமுகி ஆகட்டும்.
ஆமா, அவங்க அப்பா அம்மா சண்டை அடிச்சு ம். ம். ஆமா. <laughs> ஆமாங்க. ம். ம். ஆமா அந்த படமும் நல்லா இருக்கும்ங்க.ம். இப்போ வருதுல்ல இப்போ வந்திருக்குள்ல அந்த மாதிரியான படங்கள் பிடிக்குமா? இப்போ ரீசெண்டா நடிச்சுகிட்டுருக்காங்க பாருங்க அந்த மாதிரி?
ஆமா. கண்டிப்பா, அந்த பொன்மகள் வந்தால் அந்த படமாகட்டும். அப்புறம் வந்து இந்த அக்கா தம்பின்னு சொல்லிட்டு, இ அ வருவாங்கல்ல அந்த படம் பேர் எனக்கு ஞாபகத்துக்குகில்ல. கார்த்திக் தான் அவரோட தம்பி. அந்த மாதிரி ஒரு படம் இருக்குல. அ தம்பின்னு தான் நினைக்கிறேன் அந்த படம் பேர், ஏதோ ஒண்ணு வரும். ஆ அது அதிலேயுமே நல்லா நடிச்சிருப்பாங்க. அவங்களோட நடிப்பு திறமை நிஜமாவே நல்லாதான் இருக்கும். ரொம்ப ரியலா நடிச்சிருப்பாங்க. அதனால எனக்கு பிடிக்கும். ஸோ அந்த படத்தில பார்க்கும்போது, இன்னும் ரொம்ப ரொம்ப எனக்கு அவங்கள பிடிச்சிருந்தது. ம் அப்போ அந்த கல்லூரி நேரங்களில் வர அந்த சீன்கள்லாம் இருக்குல்ல, அப்போ வந்து என்னுடைய அத்தை பொண்ணுலாம் கல்லூரி தான் படிச்சுட்ருந்தாங்க. நான் வந்து ஸ்கூல் படிச்சுட்ருந்தேன். 8 படிச்சுட்ருந்தேன். அவங்களோட காலேஜ் இப்படிதான் இருக்கும். எல்லாம் சொல்லுவாங்க எங்க காலேஜ் இப்படிதான் இருக்கும். இங்கே இந் இந்த மாதிரி தான் நாங்க ஃபுட்பாலலாம் இங்கே விளையாடுவோம். அப்படிலாம் சொல்லும்போது எனக்கு எப்போ அந்த படம் பார்த்தாலும் எங்க அத்தை பொண்ணு என்கிட்டே சொன்னது ஞாபகத்துக்கு வந்துரும். ஆமா! அவங்க காலேஜ் இப்படி தானே இருந்துச்சு அப்படின்னு என்கிட்டே சொல்லியிருக்காங்கள்ல. அப்படியே ஞாபகத்துக்கு வரும். அந்த மாதிரி அப்போ பேசின விஷயங்கள் எல்லாமே ஞாபகத்துக்கு வரும்.
ஆ, ஆ. <chuckles> ம். ஆமா இயல்பாவும் இருக்கும். ம். <laughs> ம், ம். கண்டிப்பா, அது நினைவுக்கு அப்படியே நம்மளுக்கு வரும். ம் இப்பவே இப்போ வந்து அதுல உள்ள பாடல்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்கள் அது வந்து உங்க வாழ்க்கைக்குமே அது வந்து ரொம்பவே சரி சரியா அது ஒத்து போகுற மாதிரி இருக்குமா? அதை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா?
நிச்சயமா. நிச்சயமா, எனக்கு ஒரு அதில ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடல்னா, அந்த பூமிகா கூடயே வர அந்த பாடல் தான். அந்த முன்பே வான்ற ஒரு பாடல். அன்றிலிருந்து இன்றுவரை என்னுடைய ஃபேவரட் ப்ளேலிஸ்ட்ல வந்து அந்த பாடல் எப்பவுமே இடம்பெற்று தான் இருக்கு. அந்த அளவுக்கு அதில ஏ. ஆர். ரகுமான் அவ்ளோ வந்து ஒரு தனித்துவமான இசைய போட்டுருப்பாரு. அந்த ஆரம்பத்தில வருது இல்லையா, ஒரு இந்த கீபோர்ட் மியூசிக் 1 வரும். "டிங் டிங் டிங்கிட்டிட்ட டிங் டிங்" அப்படின்ற மாரி. அத நான் நான் என்னோட ரிங்டோன நான் நெறைய நாள் வச்சிருந்தேன், அந்தம் அந்த பாடல. அந்த அளவுக்கு வந்து அது ரொம்ப பிடிச்ச மாரியான பாடல். அதுல வந்து ஒரு லைன் வரும்ல, "நான் சாயும் தோல்மேல் வேறாரும் சாய்ந்தால்" ம் ஆமா. அது அந்த ரொம்ப ஆழமான ஒரு லைனா இருந்துது. ஆமா. "எனக்கு மட்டுமே சொந்தமானது, வேற யாராவது சாஞ்சா நல்லாருக்குமா, இல்லல?" அப்படின்ற மாதிரி கேக்கிற அந்த வரிகள். அது நல்லாருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்.
ஆ <chuckles> ஆ, ஆ, ஆ. நல்லாயிருக்குங்க. ம். ம். வேறொரு சாய்ந்தா ஆ ஆ நல்லாருக்குங்க அது. <laughs> கண்டிப்பாங்க. ரொம்ப நல்லாருக்கும். எனக்கும் அதில வந்து ஒரு சீன் வந்து புடிக்கும். ஏன்னா வந்து, அந்த பொண்ணு வந்து ரோட்டில அதை கிராஸ் பண்ண மாரி வரும். அது இந்த ட்ரெஸ்ஸ வந்து கிழிக்கிற மாரி ஒரு சீன் வரும் பாருங்க. அப்ப தானே இந்த காதலே மலரும். அந்த சீன் நல்லாருக்கும்.
ஆமா. ஆமா. கண்டிப்பா. சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவுங்க ஊர் அவங்க காலேஜ் கேன்டீன்ல வந்துட்டு அ வ வ 2 நாள் கழிச்சு தான் வந்திருப்பா "இல்ல அன்னிக்கு, உண்மையாவே நான் அப்படி பண்ணல ந நான் அங்க ப் லாரி வந்துதுன்னு தான் பண்ணேன்." அப்படீன்னு சொல்லும்போது, "எனக்கு தெரியும்." அப்படீன்னு சொல்லிட்டு, அப்போதான் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. அதனால அந்த சீன் நல்லாருக்கும். அதுக்கப்புறம் வந்து தெரியாமலே
ஆ. ஆமா. அப்ப தான், இந்த பாடவே தொடங்க ஆரம்பிக்கும். <chuckles>
ஆமா, அந்த பாடல் அந்த நேரத்துலிருந்து தொடங்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து இவர் நெறைய கொ முரட்டுத்தனமா நடந்துக்குவாரு, கோவமா <chuckles> நடந்துக்குவாரு. அவுங்க ஃப்ரெண்டு வந்து பைக் ஓட்டெல்லாம் கத்து குடுப்பாங்கல்ல, அந்த நேரத்திலெல்லாம் அவர் அடிச்சு தொரத்துறது, இந்த மாரியான வேலைகள்லாம் பண்ணுவாரு. கொஞ்சம் அப்படி, அப்படியே ஆப்போசிட்டா காட்டுவாங்க. அப்போ எந்த அளவுக்கு ஒரு ப்ளேபாயா, அ முரட்டுத்தனமா, "காலேஜே என் கண்ட்ரோல்ல வந்துது" அப்படின்ற ஒரு டயலாக் இருக்கும் <chuckles> "செகண்ட் இயர்ல காலேஜே என் கண்ட்ரோல்ல வந்துது"
<laughs> ஆமாங்க. ம். ஆ. <chuckles> அது அவரு வந்து, அந்த இது, காலர தூக்கிட்டு நடந்து வரதே வந்து, நம்மளுக்கு ரொம்பவே புடிக்கும். அந்த என்ட்ரி இதே. ம். அது நல்லாருக்கும். ரொம்பவே எனக்கும் புடிக்கும். நீங்க ரொம்ப அழகா வந்து, இந்த மாரி பகிர்ந்துகிட்டீங்க. எனக்கு வந்து புடிச்ச பா அ சினிமா, அ கதை, அப்படின்ற மாரி இந்த அ "சில்லுனு ஒரு காதல்" அந்த படம் வந்து எல்லாத்துக்குமே வந்து, ஒரு புடிச்சமான விஷயம் தான். ஏன்? எனக்கும் கூட அப்படிதான் இருக்கும். அதுல நீங்க ஒவ்வொரு சீன்களும் வந்து அப்டியே அதுவும் இந்த சீன வுட அந்த டயலாக் சொன்னீங்க பாருங்க! எனக்கு அது அதிர்ச்சியவே இருந்துச்சு. அப்போ எந்த அளவுக்கு நீங்க வந்து உங்களுக்கு அது புடிச்சிருக்கு? அப்படின்றது நல்லாவே எனக்கு தெரிய வருது. நீங்க உங்கள்ட்ட பேசினது, எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்துச்சுங்க, நன்றி!
ஆமா. செம்ம ஸ்டைலா இருக்கும். ஆமா. நிச்சயமா. <laughs> மகிழ்ச்சிங்க.